ஆ, ஆமா. சரியா சொன்னீங்க. அதுவும் இல்லாம கொஞ்சம் நிறைய பேர் இருந்தா தானே நமக்கு ஒரு கும்பலா போக ஒரு மகிழ்ச்சி இருக்கும் இல்லையா. இல்லன்னா நம்ம போய்ட்டு ஆ தனியா இருக்கிற மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லீட்டு.
ஆமா, ஆமா, ஆமாமா. கலாட்டா பண்ணிக்கிட்டு, அந்த மாரி போர ஒரு இது வந்து அதோட அ உல்லாசமே வேற.
ஆ, சரியா சொன்னீங்க. ஆனா இந்த வருஷம் என்ன ஆச்சு அப்படின்னா, அ அது எதோ ஒரு ஊர் கொஞ்சம் ஊர் தலைவர்கள் எல்லாருமே பேசி அந்த ஒரு குறிப்பிட்ட வருஷம் வந்து எங்க ஊர்லேயே வந்து அ ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்ப ஆரம்பிச்சுருந்தாங்க. <tsk> நம்ம ஊர்லேயே வந்து நடத்தலாம் ஏன் வந்து நம்ம பக்கத்து ஊருக்கு போணும் அப்டின்னு சொல்லிட்டு. ஆ, அ எங்க ஊர்லயே வந்து கூத்து ஆரம்பிச்சுருந்தாங்க. அதுவும் இந்த வாட்டி வந்து குழந்தைகள் சம்பந்தமான அந்த கதைகள்லாம் இருக்கும் இல்லீங்களா அந்த அ சின்ன வயசுல சொல்ற அந்த மாதிரி கதைகள் எடுத்திருந்தாங்க. ஏன்னா அப்பதான் வந்து <tsk> ஏன்னா தப்பா எதுவும் நடந்தரக்கூடாதுன்றக்காக கொஞ்சம் நல்ல மாரியான கதைகள் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு எல்லாருமே பேசி, அது மாதிரி கொண்டு வந்தது எங்களுக்கு அ ஏற்கனவே நாங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தது ஒரு சந்தோஷம் அப்டின்னா இது வந்து ஒரு இன்னொரு ஒரு அனுபவமா மாறிடுச்சு.
அ. புரியுதுங்க. ஆமாங்க. புரிதுங்க. அதாவது எல்லாரும் சேர்ந்த ஒரு வருஷத்துல, அ உங்களோட ஊர்லயே வந்து அந்த கூத்து நடக்குது. அ, வ் அதாவது நீங்க குடும்பத்தோட போய் பாக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமான ஒரு சூழ்நிலைய ஆண்டவனே அமைச்சு கொடுத்தா மாரி ஆயிடுச்சு.
கண்டிப்பா, கண்டிப்பாங்க.
அது எப்டி தே இருந்தது உங்களுக்கு அந்த, நீங்க போய் பார்க்கும்போது. ஒரு வேளை வந்து சொல்ல முடியாது, அதாவது நம்ம அப்பா, அம்மா கூட தான் போயிருப்போம்ன்னு இல்ல. நம்ம சித்தப்பாவோ, அத்தையோ நம்மள கூட்டிக்கிட்டு போவாங்க.